ஆ கண்டிப்பாங்க. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா, அ நெறைய பாட்டு வந்து நா நான் வந்து ரொம்ப ரசிச்சு கேட்பேன். அதுமே இந்த பாட்டினுடைய ப இசை வந்து எனக்கு எப்ப பிடிக்க ஆரம்பிச்சதுன்னு பாத்தீனா, அ என்னுடைய வ் அதாவது வாழ்க்கைல வந்து ஒரு ஒரு காலகட்டத்துக்கு மேல என்னுடைய குடும்பத்த விட்டு வேலைக்காக நான் வந்து வேறு ஒரு இடத்துக்கு வர மாரி இருந்துச்சுங்க.
சரிங்க. ம்ஹ்ம். சரிங்க.
அப்போ பாத்தீங்கன்னா, நான் வந்துட்டு இந்த அப்போ தனிமை தானே, நம்ம கூட குடும்பம் இல்ல. நான் தனியா தான் இருந்தேன், அப்ப நானு. அந்த நேரத்தில, வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நெறைய பாட்டு தான் வந்து, எனக்கு நெறைய ஆறுதல் கொடுத்ததுச்சுங்க எனக்கு. அந்த பாட்டுடைய ஆறுதல் வந்து எனக்கு எப்பமேங்க எனக்கு நா நா நா நினைப்பேன் நெறைய வாட்டி, "நம்ம என்னைக்குமே பாட்டுக்கு வந்து நன்றியோட இருக்கணும்." இசைக்கு வந்து நன்றியோடு இருக்கணும்.
கண்டிப்பா, ஆஹ! பரவால்ல. அ சரி. இந்த மனுசங்களுக்குலாம் சொல்வாங்களே. நான் என்ன பாட்டி தான் வழி நடத்துனாங்க. நான் அவங்களுக்கு நன்றியோடு இருக்ற மாதிரி நீங்க பாட்டுக்கு நன்றியா நெனச்சுருக்கீங்க.
ஆமா. அ ஆமா. ஆமாங்க. நான் வந்து நன்றியோடு இருக்கணுனு நினைப்பேன். ஏன் அப்படின்னா, அ ஒரு ஒரு க் அந்த இசை வந்து அந்த நான் ஒரு பயணம் பண்றதா இருக்கட்டும், நான் என் வேலைய முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு வந்த பிறகு நான் டீ குடிக்கிற டைமா இருக்கட்டும், நான் படுக்க போம்போது கூடங்க, நிறைய நாள் நான் என்ன பண்ணுவேன், பாட்ட அப்படியே பாடவுட்டு அந்த இசைய கேட்டு அப்படியே நான் தூங்கிருவேன் நானு. அப்புறம் காலைல எந்திரு
சரிங்க. கேட்டுட்டே தூங்கிருந்தவீங்க, அதுதான், அதுதான். அதாவது நம்ம தனிமையும் அது போக்கும் அ சில நேரங்கள்ல பல பிரச்சனைகள்ல இருந்து நம்மள அது காக்கும்னு சொல்லலாம். <chuckles> அந்த பாடல் மட்டுமே நம்மள சுத்தி ஒளிச்சிட்டு இருக்கும்போது வேற எந்த சிந்தனையும் நமக்கு தோணாது இல்லிங்களா, ஓகே. நீங்க எந்த மாதிரியான பாடல்கள வந்து ரொம்ப விரும்பி கேப்பீங்க?
ம். ஆமாங்க. கண்டிப்பா. கண்டிப்பாங்க, கண்டிப்பா. அத் ஆ பெரும்மாலும் பாத்தீங்கன்னா வி விரும்பி கேக்கற பாடல் பாத்தா எல்லா பாட்டுங்க. எனக்கு அந்த மாரிலாம் பிரிச்சலாம் எனக்கு சொல்லவே தெரிய மாட்டேங்குது.
சரி, சரி.
ஏன் பாத்தீங்கன்னா சில டைம் அந்த குத்து பாட்டுமே நமக்கு ஒரு அ ஒரு இதமான ஒரு இசையா இருக்கும் நமக்கு. அ ஒரு சோக பாட்டுமே ஒரு இதமான ஒரு இசையா இருக்கும் மெலடின்னு சொல்லுவாங்க. நான் வந்து யோசிப்பேன், "எப்படி வந்து இந்த இசையை வந்து பிரிக்கிறாங்க, மெலடி தான் எனக்கு புடிக்கும் குத்து பாட்டுதா எனக்கு புடிக்கும்." அதே அந்த மெலடி தான் பிடிக்கும்னு சொல்றவங்க பாருங்களேன் ஒரு குத்து பாட்டு போட்டா தானாவே அவங்க தலையும் கையும் ஆடுங்க. நான் நெறைய இடத்துல பாத்துருக்கேன் நானு தானாவே அவங்க தலையும் கையும் ஆடும், அத ரசிப்பாங்க அவுங்க.
உற்சாகத்த குடுக்கும். ஆமா, ஆமா, ஆமா. <laughs> கண்டிப்பா. ஆமா, ஆமா.

அந்த அந்த படிப்போம்ன்னு சொல்றோம் இல்லையா? அந்த கந்த சொல்றேன், அதுக்காக சொன்னன். நீங்க அத புத்தகத்துல பாத்து நீங்க படிச்சிருந்திங்கனா தான், உங்களுக்கு அந்த வரிகள் ஞாபகத்துக்கு வரும். நம்ப காதால மட்டும் கேட்கும்போது நீங்க சொன்ன மாரிதான் உங்களுடைய உங்களுடைய விருப்பம் வந்து இசை மேல தான் இருக்கு. அந்த மியூசிக் மேல தான் இருக்கு ஒழிய, அந்த வரிகள் மேல கிடையாது. ஆ.
ஆ. ம்ஹும். ம்ஹும். கண்டிப்பாங்க. அது என்னமோங்க ஆனா சில டைம்லாம் பார்த்தீங்கன்னா, அதை காதால கேட்டாலே அந்த பாடல டெய்லி ஒழிச்சிட்டுருக்கிற பாடல் வந்து நம்ப காதுல வந்து விழ விழ, நமக்கு அது மனப்பாடம் ஆகிடும்னு சொல்லுவாங்க. அது என்னவோ எனக்கு தெரியலைங்க, அந்த பாட்டு மட்டும் என்னால மனப்பாடமே பண்ண முடியல.
கண்டிப் ஆமா, ஆமா. <laughs> அதுதான், அதுதான். ம்.
ஆமா. அப்புறம் அவர பிரிஞ்சு வந்து இந்த குடும்பத்த எல்லாம் விட்டு பிரிஞ்சு வந்து இருந்தோம் பார்த்தீங்களா? அப்போ பார்த்தீங்கனா, அந்த பிரிவு சம்பந்தமான பாடல்கள் வந்து நான் அவருக்கு அனுப்பி விடுவேன் நானு. <laughs> ஏன் அதில வந்துட்டு ம் அதாவது அந்த எவ்ளோ தூரம் இருந்தாலும் அந்த காதல் வந்து உண்மைதான் சொல்றது, நலம் நலம் அறிய ஆவல் பாட்டு அந்த பாட்டு. அ, அந்த மாரி பாட்டெல்லாம்
ஆமாங்க. சரி, சரி, சரி. <chuckles> நீங்க வந்து பாடல்கள் மூலியமாவே வந்து உங்களோட கருத்துக்கள பரிமாறிட்டு இருந்திருக்கிறீங்க. கண்டிப்பா, கண்டிப்பா.
ஆமா. ம். அதாவது எவ்ளோ தூரம் இருந்தாலும் அந்த அ உறவு வந்து என்னைக்கும் விட்டு போய்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த மாரி ஒரு பாடல்கள்லு, அப்புறம் அவரு வந்துங்க எப்போ பார்த்தாலும் ஒரு பாட்டு அனுப்புவாரு என்ன? அப்படின்னா, அம் எங்க எவ்வளோ தூரம் எவ்ளோ அம் அது அதோட கருத்த மட்டும் சொல்றேன் எனக்கு அந்த பாட்டு பாட வர மாட்டேங்குது. நீ எவ்வளோ தூரம் போனாலும் பரவால்ல ஆனா நீ என்னோட உறவுன்றது, உறவு தான் எனக்கு அது அந்த ஒரு இது எனக்கு போதுன்ற மாரி ஒரு பாட்டு ஒண்ணு வரும். அத அவரு திருப்பி எனக்கு அனுப்பி விடுவாரு.
சரிங்க. ம்ஹும். சரி, சரி. ம்ஹும். ஏன்னா, 2 பேருமே அந்த பாடல்கள வந்து ரசிச்சி கேக்குறீங்க. அதனால தான் அந்த கனெக்டிவிட்டி இருக்குது. எங்க வீட்லலாம் நானும் ஒரு பாடல் வந்து எனக்கு பாடுற பழக்கம் இல்லைனா கூட பிடிச்சிருந்தா அத கேட்பேன் நானு. அ ஒரு படத்துடைய பாடல் தான் அது சரிங்களா? அ. உன்னிடத்தில் காதல் எங்கு உள்ளது கண்டுபிடித்தால் வந்து எனக்கு சொல்லி அனுப்பு, அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரிகள் வந்து ரொம்ப ஃபேமஸுங்க, அந்த டைம்ல. நான் வந்து எதார்த்தமா அந்த பாடல வந்து உங்க ரிங்டோனா வச்சு வையுங்களேன்னா, அது என்ன பாட்டு? எங்க ஆப்போசிட்லேயும் அந்த ரசனை இருந்தா தான் வந்து, அந்த இசைக்கே ஒரு மரியாதைன்னு நான் நினைக்கிறேன்.
ம். ம்ஹும். ம். ஆ. ம். அப்டி ம். <laughs> கண்டிப்பா. அப்புறம் ஒரு நாள் என்னாச்சு, எனக்கும் அவருக்கும் சண்ட வந்துருச்சுங்க. அ நான் வேல பார்த்துட்டு இருக்கும்போது அவர் கால் பண்ணாரு, நான் என்ன சொன்னேன், நான் அப்புறம் பேசுறேன் வைன்னு சொல்லிட்டேன். அப்புறமேல் மறுபடியும் கால் பண்ணாரு, உங்களுக்கு எவ்வளோதான் சொன்னாலும் உங்களுக்கு தெரியாதா? வைங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாரி கொஞ்சம் கோவமா நான் அவர்ட்ட பேசிட்டேங்க. அதுக்கண்டி அவரு அனுப்பினாரு பாருங்க பாட்டு, "நீயா பேசியது என் அன்பே" அ ப்படின்ட்டு. அந்த பாட்ட பிட் பிட்டா எடுத்து அனுப்பிவிட்டாருங்க. நானும் செரிங்க, மன்னிச்சிடுங்க தெரியாம சொல்லிட்டேன், அனுப்பாதிங்க இருக்கட்டும்னா, ம்ஹும் கேட்கவே இல்லிங்க, அவரு.
சரிங்க. சரி, சரி. ம். ஆனா ஆஹா.